இப்போ பாத்தீங்கன்னா வீட்ல வந்து அம்மா பாட்டுக்கு ஒவ்வொரு தடவை நான் சாப்பிடும்போது, நிதானமா சாப்பிடு நிதானமா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகதான் அப்படி சொல்றாங்கன்னே தெரியல. ஏன்னா, நம்ம இருக்குற அவசரத்துல பாட்டுக்கு சீக்கிரமா சாப்பிட்டமா, போய் நம்ம வேலைய பார்த்தமா, இல்ல போ போய் படத்த பார்த்தமான்னு இருக்கலாம். இல்ல போய் தூங்குனா கூட, ச் நேரத்துல போய் தூங்கலாம். ஆனா எப்ப பார்த்தாலும், "நிதானமா சாப்பிடு நிதானமா சாப்" அதுனால என்னங்க பயன் இருக்குது? அது பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா?
இல்ல நீங்கச் சொல்ற மாரி, அம்மா சொல்றதுல எவ்ளோ அர்த்தங்கள் இருக்குன்னு நம்ம யோசிக்கிறது இல்ல. அம்மா நம்ம உடம்புல எவ்ளோ அக்கறை வச்சிருக்காங்க அப்படின்னு நாம யோசிக்கிறது இல்ல. நம்ம மென்னு சாப்பிடம்போது அ அது எவ்வளோ வந்து நல்லது அப்படிங்கறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் நம்ம இப்ப சொல்லவேண்டியதா இருக்கு. குழந்தைகளுக்குலாம் நான் எவ்வளோ சொல்லவேண்டியது இருக்கு. அதே மாதிரி எங்க அம்மா சொல்லும்போது எங்க அம்மா வந்து ஒரே வார்த்தையில சொல்லிருவாங்க. "மென்னு தின்னு. அதான் உடம்புக்கு நல்லது." அப்படின்னு. ஆனா இப்ப நான் நிறைய கதைகள் சொல்ற சொல்றதுண்டு. ஏன் அப்படின்னா உமிழ்நீரோட நாம ஒண்ணு சாப்பிடும்போது செரிக்கறதுக்கான
அது என்னமோ உண்மதாங்க. ஆமா.
எளிதா இருக்கும் செரிக்கறதுக்கு. உமிழ்நீர் ரொம்ப அவசியம். ஆனா நாம எங்கையாவது பல்ல கிட்ட போயிட்டு, நாம மென்னு உமிழ்நீரோட சாப்பிடுறோம்னா சாப்பிடுறோமா அப்படின்னா, எனக்குத் தெரிஞ்சு இல்ல. அப்படிதான் இல்லையா? ஏ ஏன்னா என்னவா இருக்கட்டும். கடகட கடகடன்னு சாப்பிடறது காலையில வேலையெல்லாம் நமக்கு உணவுல தான் இருக்கும். மதிய வேலையா இருந்தா, நம்ம அவ்ளோ நேரத்துல நம்ம போன எப்ப எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இரவு உணவா இருந்தா, எப்ப முடிச்சிட்டு போயி தூங்கணும்? இல்ல நம்ம எப்ப போன எடுக்கணும் அப்படிங்கற மாதிரி, நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம அந்த உணவு நேரத்தை மட்டும், நாம உணவு சாப்பிடுறோம் அப்படிங்கற மாரி ஒரு நிதானமா அதைப் புடிச்சு, அ உமிழ்நீரோட சேர்த்து நல்லா மென்னு சாப்பிடுற பழக்கம் எவ்ளோ நல்லது. எங்க தாத்தாலாம் எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்கலாம். எங்க நான் தாத்தா கூட அவ்ளோ நாள் இருந்தது இல்ல. அ இப்ப நீ வந்து என்ன பண்ணு, சாப்பாட்டுல உக்காந்திருந்தேனா எதுமே பேசவே கூடாது.
ஓ!சரிங்க. ஓ! சரிங் ஆமாங்க, ஆமாங்க. சரிங்க. ஓ, சரிங்.
தட்டப் பாத்துச் சாப்புடு அப்படிம்பாங்க. எனக்குத் தெரிஞ்சு இப்பலாம் நாம தட்டப் பாத்து சாப்பிடுறோமானே எனக்குத் தெரியல. மென்னு சாப்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் தட்டப் பாத்து நிதானமா சாப்பிடுறோமா? ஃபோன பாக்குறோம். டிவிய பாக்குறோம், பேசுறோம்.
ஆமாங்.
என்னென்னவோ வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு தான் சாப்பாடும் ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. வாய்க்கும் கைக்கும் வேலை நடந்துகிட்டே இருக்கு. ஆனா, ஒரு வேல நடந்துகிட்டே தான் இருக்கு இந்தப் பக்கம். நிதானமா சாப்பிடுறது எவ்ளோ உடம்புக்கு நல்லதுன்னா, நம்ம குடல்லாம் வந்து போய் உள்ளே போயிட்டு ஒரு இட்லிய கட கட கட கடன்னு புட்டுப் போடுறோம். அது கூடக் கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப சப்பாத்தி மாதிரியான விஷயங்கள நாம சாப்பிடும்போது நல்லா மென்னு அந்தக் குருமாவா இருக்கட்டும், இல்ல மசாலா ஏதாவது இருக்கறதா இருக்கட்டும். மென்னு சாப்பிடும்போது அது அ போய் குடல்ல போய் ரொம்ப சிரமப்படாது. நமக்குத் தேவையான நியூட்ரிஷ்யன் அது எப்டி உறிஞ்சும்?
ம்ஹ் ஆமாங்க. சரிங்க. சரிங்க.
ஏன் நமக்கு நாம மென்னு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நல்லது. இன்னொன்னு, நமக்குப் பிடித்த உணவா இருந்தாலும் சரி. இல்ல நமக்கு இப்ப அவசரத்துக்கு ஏதோ ஒரு உணவா இருந்தாலும் சரி. நாம அதை மென்னு சாப்பிடும்போதுதான் நம்ம உடம்புக்கு தெரியும். இது நமக்குத் தேவையானது ஏதோ ஒண்ணு வரப்போகுது.
சரிங்க.
நிதானமா முதல்ல சாப்பிடணும் இல்லையா? நமக்கான ஆரோக்கியம் கிடைக்கப் போகுது. உடம்பு வந்து விடியக் காத்தால ரெடி ஆயிரும். 4:00 மணிக்கெல்லாம் வந்து ரெடி ஆயிரும் அப்படிங்கற மாதிரிலாம் சொல்றாங்க. நாம சாப்பிடும்போது ஒரு 8:00 மணின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எல்லாம் ரெடி பண்ணி, உடம்பு ரெடியா இருக்கும். நாம அது சாப்பிடும்போது நிதானமா சாப்பிட்டோம்னா அதுவுமே பறக்க பறக்கச் சாப்டம்னா, ஏதோ அவசரத்துல நம்மகிட்ட ஏதோ குடுக்குறாங்க. நாம ஏதோ வேகமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. இதனால எனக்குத் தெரிஞ்சு நம்ம பழக்கங்கள எல்லாம் நிறைய மாறிடுச்சு, உணவு சாப்பிடுறதுல.
ஆமாங்க. சரிங்க. ஆமாங்க. ஆமா. ஆமா, கண்டிப்பாங்க. இப்ப நம்ம வந்து அவசரமான காலகட்டத்துல இருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பேங்க்ல நீங்கப் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாரும் க லைன்ல காத்துட்டு இருப்பாங்க. அவங்க அதுக்குள்ள போய் சாப்பிட்டுட்டு வரணும் ஒரு ஆள் மாத்தி விடுறது. ஏன்னா வந்து, ஆள் அதிகமா எடுத்தாங்கன்னாவாது, பரவாயில்ல! நம்ம சரி கொஞ்சம் நிதானமா சாப்பிட்டு வரலாம். ஆனா அங்க எடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம வந்து அந்த 1 மணி நேரம்இடைவேளைன்னு சொல்லி விட்டுட்டு நம்ம போய் சாப்பிட்டு வர்றோம்னா, அந்த 1 மணி நேரம் கூட முழுசா கிடைக்காது. கடைசியில பாத்தா அந்த 1 மணிக்கு மதிய உணவு இடைவேளைன்னு ஆரம்பிக்குதுன்னா, அங்க 1 1/4 வரைக்கும் வந்து, அந்தப் பணத்தை குடுக்கறது, வாங்குறது ஆட்கள் இருந்துட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு, ஐயோ! நம்ம போய்ச் சாப்பிடறதுக்காக இவங்க காத்துட்டு இருக்காங்களேனு அதுக்காகவே நம்ம வந்து, காத்து இருந்து அவங்களுக்கு வேலையை முடிச்சி தந்துட்டு போய் நம்ம சாப்பிடும்போது 1.30 ஆயிடுங்க. சரி நம்ம 2 மணிக்குள்ள வந்து சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வரணும்னு அவசியம். 2 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா, ஏங்க நேரத்துல வர வேண்டியதுதானே, ஏன்ங்க லேட் பண்றீங்க? அப்படின்னு இன்னொரு புது வாடிக்கையாளர் நம்மளை வந்து கத்த ஆரம்பிச்சிடுவாங்க இது இந்த மாதிரிப்பிரச்சனை வந்து வெறும் பேங்க்ல வேலை செய்றவங்களுக்கு மட்டுமில்லைங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பயன் வேலை செய்றவங்களுக்கு இந்தப் பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது, எப்படிங்க நம்ம மென்னு சாப்பிட்டு நிதானமா நம்ம வேலையைப் பார்க்க முடியுதுங்க? அது ரொம்ப சிரமம்.
இல்ல, நீங்க ஒரு ஒரு ஒரு பாக்ஸ்ல நீங்க எடுத்துட்டு போறீங்க. ஒரு சாப்பாடு இருக்கு, ஒரு காய்கறி இருக்கு. அப்படிதான் இல்லையா? நம்ம மேக்சிமம் அப்படிதானே நாம எடுத்துட்டு போறோம். நீங்கக் கொஞ்சம் சொல்லுங்க அந்த ப்ளேட்ட அந்த பாக்ஸ பாத்து நம்ம மென்னு சாப்பட்றோமா?
ஆமாங்க. இல்லைங்க. அதுக்குத்தான் நேரமே இருக்க மாட்டேங்கது
அ, நேரம் நேர் அந்தப் 10 நிமிடமாது நமக்குச் சாப்பிடுற ஒரு 10 வாய் இருக்கும் இல்லையா? அந்தப் 10 வாயாவது நம்ம மென்னு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லதுங்குறதுக்கு எவ்வளவு ஆராய்ச்சிகள் எல்லாம் இருக்கு. எவ்வளவோ ஸைன்டிஸ்ட்லாம் இது எவ்வளவு நல்லது, ஆனா நீங்க அவசர அவசரமா சாப்பிடுறீங்க.
ஆமா.
அது குடலுக்குள்ள போயிடுது. அது நெறைய சிரமப்படுது. அதனால என்ன ஆகும்னா பின் பிற்காலத்துல உங்களுக்கு உடம்புல நிறைய பிரச்சன வரும்.
ஆமா. சரிங்க.
ஆனா இப்ப நாம அந்தப் 10 நிமிஷத்துல நம்மளால மென்னு எவ்ளோ சாப்பிட முடியுதோ அத மாத்திரம் சாப்பிடுறதே ரொம்ப நல்ல விஷயம்னு நானா நனப்பேன்.
ஓ சரிங்க.
நாம முழுசா சாப்பிடணும் அப்படிங்கறத விட நாம நிதானமா மென்னு சாப்பிடுறது எவ்வளவு பயன் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நாம சாப்பிடுற ஒரு, ஒரு வாயுமே நல்லா மென்னு கூழ் ஆக்கி உமிழ்நீரோட சாப்பிட்டோம்னா அந்தப் 10 வாய் வந்து உங்களுக்குத் தேவையான மொத்த அ எப்படி சொல்றது ந்யூட்ரிஷன்ஸ்மே கொடுத்துரும் சத்தயுமே கொடுத்துரும். அவசர அவசர அவசர அவசரமா குடுத்து நம்ம உடம்ப நம்ம எப்படி பழக்கப்படுத்தி இருக்கோனா, அவசரம் ஏதோ ஒண்ணு தருது. அது தேவையான சத்த நமக்குத் தருதானா எனக்குத் தெரிஞ்சு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இது.
ஓ சரி. சரிங். இப்ப பாத்
அது நமக்கு மன அழுத்தமும் ஜாஸ்தியா இருக்கு. நேரம் ஆகுது, நேரம் ஆகுதுன்னு அந்த நேரங்கள்லாம் எனக்குத் தெரிஞ்சு, அ நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பாக்ஸ் காலி பண்ணுறதுக்குப் பதிலா, நம்மளால எவ்வளோ மென்னு சாப்பிட முடியுதோ அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஓ, சரிங்க. கண்டிப்பாங்க. நம்மளால சாப்பிடற பொருள்களை வந்து நிதானமா சாப்பிட ரொம்ப சௌகரியமாத்தான் இருக்கும். ஆனா, நமக்கு இப்ப எடுத்துக்கிற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சுவை வந்து அந்த ஒரு ரெண்டு கடி, ரெண்டு மென்னு சாப்பிடும்போது, முதல் ரெண்டு தடவை மென்னு சாப்பிடும்போதே அதோட சக்கையா ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதுல வந்து எந்த ஒரு சுவாரஸ்யமான டேஸ்ட்டும் பாங்க, அந்த விஷயம் எதுவுமே அந்த உணவில் இல்லாம போயிடுது. அப்போ சும்மா சக்கையா இருக்கறதுனால நம்மளால மென்னு ரொம்ப நேரத்துக்கு மெல்ல முடிய மாட்டேங்குது. மெல்லும்போது
ம். ம். ம்ஹ்ம். இல்ல, அ அ நீங்க மென்னு சாப்பிட்டுப் பார்த்துக்கிட்டா உங்களுக்கே தெரியும். சில காய்கறிலாம் நார்ச்சத்து அதிகமா இருக்குமாங்க. நாம அதை போய் அரைச்சுட்டாலோ இல்ல வேற எதுலயோ பண்ணிட்டா வேற எப்படி சொல்றது, நல்லா வேக வச்சிட்டாலும் அந்த நார்ச்சத்து இருக்காது.
ஆமாங். ஓ சரி.
இப்ப அந்த நார்ச்சத்து உள்ள உணவை நாம எப்படி சாப்பிடணும்னா, நல்லா மென்னு எவ்வளவுக்கு எவ்வளவு மெல்லுறமோ அவ்வளவு அந்த நார்ச்சத்து வந்து நமக்குப் போகுது.
ஓ, சரிங்.
இந்த மாதிரி சிற்றிதின் எப்படி சொல்றது? நியூ நியூட்ரிஷன்லாம் சிலதெல்லாம் வந்து மைனுட்டா மினெரல்ஸ் அளவுக்குலாம் எடுக்கும்போதெல்லாம், இதெல்லாம் வந்து நல்லா மென்னு சாப்பிடும்போது மட்டும் தான் நம்ம உடல் வந்து நல்லா இருக்கும்.
ஓ, சரிங்.
இப்ப நார்சத்து உள்ள உணவுகள் எல்லாம் சாப்பிட்டா நமக்கு சுகர் வந்து எவ்வளவு இந்த இன்சுலின் வந்து குறைபாடு இருக்காது. நமக்கு பிற்காலத்துல வந்து சர்க்கரை வியாதி வராது.
ஆமாங். ஓ, சரிங்.
அப்ப நம்ம மென்னா தான் நமக்கு நார்சத்து கெடைக்கும். நமக்கு பைபர் வேணுனா, நாம நல்லா அந்த உணவுகளைத் தேடணும். அந்த உணவைத் தேடுறது மட்டும் இல்ல. அதை எப்படி சமைக்கணும்னு இருக்கு. அதைச் சமைச்சது உணவ க கைல கொண்டு வந்து தரும்போது, அதுல ஒரு நிதானம் இல்லன்னா, அப்புறம் அதுல இருக்க சத்துக்கள்லாம் நமக்கு எப்படி கெடைக்கும்?
சரி. ஓ, சரிங். இப்ப நம்மளுக்கு வந்து மென்னு சாப்பிடுறது வந்து எல்லா காலத்திலும் நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ஏத்த மாதிரியான இருக்குறதுல்ல. உதாரணத்துக்குச் சொல்றதுன்னா வந்து, சின்னக் குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்குப் பல்லே இருக்குறதுல்ல, அதுனால, மென்னு சாப்பிடுறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லாம போயிடுது. அதே மாதிரி வயசாகும் போது, அந்தப் பல்லு வந்து நமக்கு உதவியா இல்லாம போயிடுது. பல் செட்டு அந்த மாதிரி போறோம். அது வந்து ரொம்பவுமே நமக்கு எல்லாத்துக்கும் வந்து அது ஒரு நல்ல விஷயமா சொல்ல முடியாது. ஏன்னா, சில பேத்துக்கு அந்தப் பல் செட்டுங்கறது, பாக்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு ரொம்ப ஈஸியா சாப்பிட்டுற மாட்டாங்க. கொஞ்சம் கடினமா இருக்கு சாப்பிடுறதுக்கு. அது அந்த நேரத்துல நீங்கப் போய் மென்னு சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது, அது முடியாத காரணம்.
ம். ஆமாமா. ஆமா. இல்ல, நீங்கப் பார்த்துருக்கீங்களா? அப்ப வயதானவர்களுக்குக் குடுக்கிற சாப்பாடே கொஞ்சம் வேறமாரி இருக்கும். நீங்கச் சொல்ற மாதிரி, குழந்தைகளுக்குக் குடுக்கிற சாப்பாடும் கொஞ்சம் வேறமாதிரி தான் இருக்கும். அ இப்ப குழந்தைக்கு முதல்ல உணவு பழக்கப்படுத்தும் போது சொல்லுவாங்க, கொஞ்சம் கூழா இந்த வந்து கேழ்வரகு கூழு, இல்ல வந்து நல்ல அரிசிய வந்து எடுத்து, அந்தச் சாதம் இருக்கும்போது அந்தக் கஞ்சியோடு எடுத்து, நல்லா மசிச்சு குடுக்கணும். அப்படி இல்லனா பருப்பு போட்டு அந்த வேகுற சாதத்தை நல்லா பருப்பு போட்டு, நல்லா கடைஞ்சு நெய் ஊத்தி குடுக்க பழகுவோம். ஏன்னா, பல்லு கிடையாது. ஆனா நீங்கச் சொல்லுங்க! நம்ம பல்லை இப்ப அதே மாதிரி நம்ம பழக்கப்படுத்தி வச்சிருக்கோமா என்ன? அப்பப் பல் இல்ல. நம்ம நமக்கு நல்லா கூழாக்கி தந்தாங்க. அந்தக் குழந்தைக்கு நல்லா சத்தே கிடைச்சுருக்கும். எனக்குத் தெரிஞ்சு நம்ம நல்லா கூழாக்கிர்றோம். அந்தக் குழந்தைக்குப் பல் இல்லாததுனால, எந்தப் பிரச்சனையும் வரப்போறது இல்ல.
ஆமாங்க. ஆமா, ஆமா. எங்கங்க? ஆமா. ஆமாங்.
ஆனா, நமக்குப் பல் இருக்குல்ல. நம்ம கொஞ்சம் நிதானமா மென்னு சாப்பிடுலாம்ல. அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி, இப்ப நம்ம நெனைக்கிறோம் ஒரு இட்லி தான. அதுக்கு ஒரு சாம்பார் தான, ஒரு சட்னி தான, நம்ம தோசை தான, எப்பயும் சாப்பிடுற சாப்பாடு தான அப்படின்னு. ஆனா நம்ம உடம்புக்கு தெரியுமா? நமக்குத் தேவையான சத்து வந்து நம்ம குடுத்தாத்தானே தெரியும் கெடைக்கும் அதுக்கு.
கண்டிப்பாங்க, நிதம்! ம். ஆமாங்க. இப்ப
ஆ நாம வந்து அவசர, அவசரமா டிவிய பாத்துட்டு தட்டுல என்ன சாப்பாடு இருக்குனே தெரியாம, அதை டேஸ்ட் பண்ணாம நமக்கு உமிழ்நீரே மொதல்ல வராது.
ஆமாங், அது போதும்.
உமிழ் நீர் இல்லன்னா, அந்த உணவு நல்லா தேவையான சத்துக்களை எடுக்காது. செரிக்க லேட் ஆகும். அதனால குடல் வந்து ரொம்ப பாதிப்படையும். குடல் பாதிப்பு அடைஞ்சா மொத்தமா நம்ம உடம்பேயே வந்து, அது எல்லா விதத்திலயும் பாதிப்புக்குள்ளாகும்.
சேரிங்க. ஓ சேரிங்க. ஓ சேரிங். இப்ப வந்து ஓ சேரிங்க. இப்ப வந்து, நீங்கச் சொல்ற மாதிரி வந்து இளம் வயதும் அதாவது குழந்தை பருவமும் வயதான பருவத்துலயும் நீங்கச் சொல்றது சரிதான். அவங்களுக்கான உணவு வந்து மாற வேண்டும். அதுக்கான சிரமம் எடுத்து அவங்க சாப்பிட வேண்டாம்ன்னு சொல்லி நம்ம புரிய நம்ம எடுத்துக்கிற சிரமம் நம்ம புரியுதுங்க. ஆனா நம்ம இளம் வயதில பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாத்துக்கும் உடல் வந்து நல்ல ஆரோக்கியமான உடலா இருக்கறது இல்லை. அதும் குறிப்பா பல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தப் பல்லுல வந்து அந்த மேல இருக்கிற விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கூச்சம் உருவாக்குற தன்மை வந்து வந்துடுது. அதுனால அவங்கலால அதிகமா கடிச்சு சாப்பிடுற பக்குவம் இல்லாம போயிருதுங்க. அவங்க வேணும்னாலும் அத பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருதுங்க. அந்த மெரி கா
அதுனால, நாம கொஞ்சம் யோசிக்கணும். ம்ஹ்ம். ம். ஆமா, ஆமா, ஆமா. ஆனா, அந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் நீங்கப் பாத்துருக்கீங்கலா, பல் இல்லனா, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல? அதைப் போட்டு முன்னெல்லாம் உரல்ல இடிச்சு தருவாங்க.
ஓ! சேரிங்க.
அந்த நொறுக்குத்தினிகள் எல்லாம் தரும்போது, இப்ப எல்லாம் வந்து மிக்ஸி யில போட்டு எப்படியாவது ஓட்டிட்டு உங்களுக்கு ஏதாவது தரலாம். கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டு ஊற வச்சு சாப்பிடுங்க
ஓ! சேரிங்க.
அப்படிதானே நாம சொல்றோம். ஆனாலும் ஊற வச்சு நம்மளோட உமிழ்நீரோடு சேர்த்து அதுக்கப்புறம் ஊறினத்துக்கு அப்புறம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் மென்னு சாப்பிட்டிங்கனாக்கூட பிரச்சனை இல்ல.
ஓ! சேரிங்க.
ஆனா அவசர அவசரமா நாம முழுங்குறோம்ல, அது தான் நமக்குப் பிரச்சனை, பிற்காலத்துல நிறைய நோய்களுக்கு அது வழி வகுக்கும்னே நமக்குத் தெரியாமயே தினம் தினம் அதைச் செய்றோம்.
ஆமாங்க. ஓ! சேரிங்க. இப்ப வந்து சொல்லுங்க.
நாம நாம டிவி பாத்துக்கிட்டே சாப்பிடுறோம்.அ இப்ப டிவி பாக்கும்போது ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது டிவில்ல. இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே சிந்தனைகளோட அதே உணர்வோடு தான் நாம அந்தச் சாப்பாட உள்ள போட்டுக்கிட்டே இருப்போம்.
ஆமாங்க. சேரிங்க.
ஆனா நமக்குக் கீழ என்ன சாப்பாடு இருக்கு, அது டேஸ்டா இருக்கா, அது எப்படி இருக்கு, அது சூடா இருக்கா, ஆறிப்போச்சா அ அப்டிங்கிறதை நாம கவனிக்கிறதே இல்ல. அந்த உணர்வு அத அப்படியே முழுங்கி அந்த உடம்பு இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு கஷ்டப்படும்.
ஓ! சேரிங்க. கண்டிப்பாங்க, நீ சொல்லும்போது அத
அ அந்த உணர்வோடு சேர்த்துச் சாப்பிடணும். இது நல்லா ருசியா இருக்கு. இல்ல இன்னைக்கு ருசி கம்மியா இருக்கு. சுவை கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் என் தட்டுல இன்னைக்கு இது தான் சாப்பாடு கிடைச்சிருக்கு சொல்லுவாங்கள? நம்ம வந்து நம்ம அரிசியில ஒண்னோணுல நம்ம பேர் எழுதி இருக்கு அப்டிங்கிற மாதிரி. ருசியா இல்லன்னாலும் சில நேரங்கள்ல நமக்குக் கிடைத்த உணவுன்னு நம்ம ஆத்மாத்மா சாப்பிடும்போது நம்ம உடம்பு நல்லாவே இருக்கும், வலுவாவே இருக்கும்.
ஆமாங்க. சரிங்க. இப்ப வந்து
நமக்கு நோய் மாதிரியான பெரிய பிரச்சனைகள்ல்லாம் வராது.
ஓ சரிங். இப்ப வந்து நம்ம நீங்கச் சொல்ற மாரி வந்து சாப்பிடாம இருக்கிறோம். அப்போம் நம்ம நீங்கச் சொல்ற மாரி எப்படி மேன்னு சாப்பிட வந்த உணவு வழக்க முறைக்கு நம்ம எப்படி நம்மள கொண்டு வர்றதுங்க. அதுக்கு என்ன மாதிரியான சின்ன சின்னதா நம்ம வந்து வழி பண்ணலாங்க.
இப்ப நீங்கச் சொல்ற மாரி பாத்தீங்கன்னா சிலது சில டைம்லாம் நம்மளால சாப்பிட முடியும். நீங்க பேங்க் எம்ப்லாயீ ஆ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கச் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உங்களால அந்த நேரத்துல எவ்வளவு உணவை சாப்பிட முடியும்? அப்போ உங்களுக்குத் தேவையான ந்யூட்ரிஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல. எவ்வளவு வெஜ்ஜீஸ் சாப்பிடணும்? இப்ப கட் பண்ணி நம்ம ஸ்லைஸ் எல்லாம் எடுத்துட்டு போணும்னா நம்ம எவ்வளவு நேரத்துல மென்னு சாப்பிட முடியுது? அப்பச் சமைச்சு சாப்பிட்டு எடுத்துட்டு போ சமைச்சு எடுத்துட்டு போற உணவ நம்மளால எவ்வளவு நேரம் சாப்பிட முடியுது? அப்படி நமக்குத் தானே தெரியணும்.
ஆமாங்க. ஆமாங். ம். ஆமாங்க.
அதனால நாம அதுக்கேத்த மாதிரியான ஒரு உணவ நம்ம வேலைக்கும் சரி வீட்டிலும் சரி வேலையில கூடச் சில நேரங்கள்ல நீங்கச் சொல்ற மாதிரி நாம அந்த உணவ கொஞ்சம் மாத்திக்க எடுத்துட்டு போகணும். நமக்குச் செய்ற அ, நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம உணவ மாத்திக்கணும்.
ஓ! சரிங். ஓ சரிங். அதாவது எளிமையான உணவா மாத்திக்கணும்.
நாம எப்பயும் செய்ற ஆ நாம எப்பயும் செய்ற மாதிரி நாம செஞ்சுட்டு அங்க போயிட்டு ஃபுல் சாப்பாடு சாப்பிடலாம் அப்புடீன்னா நேரமே இல்லாம மின் முழுங்கதான் செய்வோம் நம்ம. அதனால நமக்குப் பிரச்சன நெறைய வருது இல்லையா?
ஓ சரிங். ஆமா.
அதுக்கு பதிலா நம்மளால என்ன அந்த நேரத்துல நம்ம என்ன உணவு சாப்பிட்டா நமக்கு நல்லது. வெஜிடபிள்ஸ் மாத்திரம் எடுத்துட்டு போனா எவ்வளவு நேரம் மென்னு சாப்பிட முடியுது. அத வேக வச்சு எடுத்துட்டு போனா, எவ்வளவு நேரம் சாப்பிட முடியுது அப்டினு நமக்கு யோசிக்கலாம் கொஞ்சம்.
ஓ சரி. ஓ சரி.
அ அந்த மாதிரி யோசிச்சா கூடப் பிரச்சன இல்லன்னு நான் நெனைக்கிறேன். கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் மாறும். கொழந்தைகளுக்கும் அப்டி தான் நம்ம சொல்லித் தரணும். நாமள் நம்மள பாத்து அவங்களும் வளர்றாங்களே. நிதானமா உணவைச் சாப்பிடணும். தட்டப் பாத்து சாப்பிடணும். பேசிட்டு சாப்பிடக் கூடாது. எதயும் பாத்துட்டு சாப்பிடக் கூடாது. அஹ் நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடு அப்டி சொல்லுவாங்கள்ல. அதெல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம்னு நெனைக்கிறேன்.
ஓ சரி. ஆமா. ஆமா. ஆமாங்க. ஆமா. இப்ப குடும்பத்தோட உக்காந்து சாப்பிடும்போது இந்த விஷயம் எல்லாம் வந்து மறந்த விஷயம் எல்லாம் திரும்ப நம்ம நினைவுக் கூரட்ல அதே மாதிரி கொழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டுமா மாறலாம். <chuckles>
அ ஆமா. தட்ல போட்டுச் சாப்பிறமான்னு எனக்குத் தெரியல. ஸ்பூன் எடுத்துக் கிடு கிடு கிடுன்னு காலை நேரத்துல சாப்பிட்டு போயிருறோம். நான் தான் சொல்றேன் தட்டில் தான் நான் சாப்பாடு குடுப்பேன். கையில தான் எடுத்துச் சாப்பிடணும். மென்னு தான் சாப்பிடணும் அப்டிங்கிற மாதிரி ரூல் -ஏ நானா வச்சிருக்கேன்.
சரி. ஓ சரி. ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் என்னன்னா வந்து, குடும்பத்தோட ஒண்ணா இருந்து பெரியவர்கள் வந்து சின்னவர்களுக்கு முன்னாடி வந்து நாங்க எப்டி வாழணும்னு எடுத்துக்காட்டு மாதிரி வாழ்ந்தோம்னா, அதச் சாப்பிடும்போதும் அத எப்டிச் சாப்பிடணும் அப்டின்னு, நம்ம தொலைக்காட்சி பாத்துட்டு அப்புறம் சோபாவுல உக்காந்துட்டு இப்படி சாப்பிடும்போது, வந்து நம்ம தட்டுல என்ன இருக்குன்னு நமக்குத் தெரியாம என்ன சாப்பாடு போட்டாங்கூட இன்னைக்கு நைட் சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலைல என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிக் கேட்டா, தெரியவே தெரியாது.
அ. ஆமா. சரிதான்.
அ அதுக்கு பதிலா வந்து நம்ம வந்து என்ன சாப்பிடுறோம் அப்டிங்கிறது அதோட சாப்பாடப் பத்தி பேசணும். வேற எதுவும் பத்தி பேசாம எல்லாரும் சேர்ந்து உக்காந்துனு இந்த சாப்பாடு எவ்வளவு நல்லா இருக்குது, இத எங்கிருந்து வாங்கிட்டு வந்தா இது, எப்ப சமைச்சது, இத சமைக்கறதுக்கு எந்த மாதிரியான என்னல கலந்த, என்ன மாதிரியான பொருட்கள் இதோட இருக்குது, இத வந்து இப்படி செஞ்சா எப்படி இருக்கும் அப்டின்னு அந்த மாதிரி விவாதமாட்டம் உக்காந்து பேசும்போது அந்தச் சிறுவர்களுக்கும் வந்து ஓ! இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்குதா, நம்ம இதை இப்டித்தான் சமைக்கணுமா
ம்.
அந்த விஷயம் தெரியும். அவங்க அம்மா வந்து அதச் சமைக்கிறதுக்காக எவ்வளவு சிரமம் பட்டாங்க, அந்தப்பா வந்து அந்தப் பொருட்கள் வாங்குறதுக்கு எவ்வளவு தூரம் அவங்க வந்து மெனக்கெட்டாங்க, உழைப்பு எவ்வளவு போட்டாங்க இந்த விஷயம்ல்லாம் அந்தக் குழந்தைகளுக்குத் தெரியவரும்ன்னு நினைக்கிறேன்.
ஆ. இல்ல குழந்தைகளுக்கு இன்னொன்னு சொல்லலாம், ஒரு ஒரு காய்கறிகளும் என்ன டெஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடி? இது இனிக்குதா, புளிக்குதா, எப்படி இருக்கு அப்டி நம்ம தான சொல்லித் தரணும். அதெல்லாம் சொன்னனா கூட அவுங்க சாப்பிடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன்.
ஆமாங்க, கண்டிப்பா. கண்டிப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து குழந்தைகளுக்கு நம்மளுக்குள்ள உறவும் மேம்படும். அதே மாதிரி அவங்களுக்கும் அந்தக் காய்கறி, அந்தப் பழ வகைகள் மேல இருக்கிற ஆர்வமும் அதிகரிக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இவ்வளவு நேரமா வந்து அந்த விஷயத்தப் பத்தி எனக்கு விளக்குமா சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க.
ஆமா. நீங்களும் என்னுடைய கேள்வி, நீங்கக் கேள்விகள் கேட்டதுனால என்னால நெறைய பேச முடிச்சுது, நெறைய சொல்ல முடிச்சுது நிதானமாவே, மிக்க நன்றி.